ஓ! சரி. ஆனா, இந்த மாதிரி பிரபலமான ஹேர் கட்டா இருக்கட்டும். வெட்டுக்களா இருக்கட்டும், இப்ப வந்து சாலூன்கள்லயே வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு படங்கள போட்டு ஒட்டிருவாங்க. "இந்த வெட்டு வந்து இப்ப வந்து இங்க ட்ரெண்டிங்கா இருக்கு. இங்க வந்தா எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வெட்டி விடுவோம்" அப்டின்ற மாரி அ ஒரு போஸ்டர்ஸ் கூட நிறைய அந்த சலூன்ல ஒட்டியிருப்பாங்க. அந்த ம்.
அப்பதான் எனக்கு ம் சொல்லுங்க. <laughs> <laughs> ம். கண்டிப்பாங்க. ம். <clicks tongue> அது ஒரு மிகப்பெரிய வருமானமாவே மாறிருச்சு அவங்களுக்கு. எப்டின்னா ம்.
ஆமாமா. அத பார்த்து கூட. ஒரு சிலர் வந்து இது பிரபலம். அவுங்க அந்த பிரபலம் வந்து அவங்களோட ஃபேனா இருந்திருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி. ஆ அத வச்சு கூட இந்த மாரி தான் வெட்டணும். இந்த மாரி தான் இது பண்ணணும்னு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
ஆமா. கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிலவங்க இந்த கோ நீங்க சொன்ன மாதிரி கோடு போடுவாங்க. ஸ்டார் போடுவாங்க மண்டையில. <laughs>
<laughs> ரோடெல்லாம் போட்டுருப்பாங்கங்க.
ரோடு போட்டுருப்பாங்க. அது இது கூட பரவாயில்லங்க. இவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்கன்னு கூட வச்சுக்கலாம். இந்த 4 வயசு பசங்க, இந்த எல்கேஜி யுகேஜி அந்த மாதிரி போற பசங்களுக்கு அவங்க பெற்றோர்களே வந்து இந்த மாரி போட்டு விடுவாங்க. அப்ப தான் நமக்கு ஒரு மாதிரி, "ஐயோ! அது குழந்தைங்க சார்! ஏங்க இப்டி பண்றீங்க?" அந்த மாரி நமக்கு தோணும். அப்போ வந்து பெற்றோர்கள் கிட்டயே வந்து ஒரு இது. <laughs> கண்டிப்பாங்க. அது ஒரு விஷயம் வந்து இருக்கு. இப்ப கூட நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு படத்துல வந்துட்டு வில்லன் வந்துட்டு ஒரு முடி பயங்கரமா ஒரு பயங்கரமா நல்லா வளர்த்திட்டு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போவாரு. அது அத பார்த்துட்டு நெறைய இளைஞர்கள் வந்து நல்லா ம் ம் முடிய நல்லா நீட்டி வளர்த்திக்கிட்டு அதே மாதிரி வீடியோக்களும் எடுத்து போடுறாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு வழக்கமாயிடுச்சுங்க.
ஆமாமா. என்னம்மா! நீங்க இப்டி பண்றீங்களேமான்னு இருக்கும் இல்ல? ஆமாமா.